இந்த மாதிரி நாங்க விளையாண்டு எனக்குப் பெருசா ஞாபகம் இல்ல.
அதாவது இந்த மாரினா, இந்த மாரி கெடையாது. அதே மாதிரி வேற. இந்த இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இந்த வாட்டார் பால் தவிர்த்து கே
ஆ, இப்ப இந்த புதுசா ஒரு கேம் வந்துச்சுங்க. இந்த டாட்ஜ் பால் அப்டின்னு சொல்லுவாங்க.
ஆ, சரிங்க.
என்னா 2-, 2 பேர் 2 அந்தப் பக்கம் சைடுல நின்னுப்பாங்க. பஞ்சு பாலு மாதிரி கையில வச்சுக்கிட்டோம். அது வந்து நாங்க வந்து ஒரு புதுசா அப்ப வந்து எல்லா ஸ்கூல்லயும் வந்துட்ருக்கு. ஜோனல்லைலாம் அந்த கேம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, சும்மா ஒரு ஜாலியா விளையாடப் போனோம். அது ,எப்படின்னா 2 பக்கம் 2 அ, ஒரு 5 5 பேர் நின்னுப்பாங்க. எல்லாரு கையிலயும் ஒரு ஒரு ம், ஹேண்ட்பால் மாதிரி ஒரு அந்த சைஸ்ல ஒரு கொஞ்சம் வெயிட்டா, ஆனா, பஞ்சுதான் அந்த பாலு. அது இருக்கும்.
ம், சரிங்க. ஓ! சரிங்க, சரிங் ம். ம். சரிங்க. ம். புரியுது, புரியுது, ஆ.
ஆ, இந்தப் பக்கம் இருக்கறவங்க அந்தப் பக்கம் மேல எறியணும். அவங்க மேல அந்த பால் படக்கூடாது, நம்ம விலகணும்.
ம், ஓ! சரி, சரி, சரி.
இது பாக்க ரொம்ப கொழந்தத்தனமா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு கேம்ன்னு சொல்லிட்டு இதை வந்து ஜோனல் லெவல ஏன்னா, இந்த கேம் நேஷனல் கேமுங்க ஆக்சுவலா
ஜோனல் வரைக்கும் ஆ. ஓ! சரிங்க, சரிங்க.
எதாவது ஒண்ணு இருக்கு நானு யூடியூப்ல கூட நீங்க அடிச்சீங்கன்னா வரும். இந்த மாதிரி விஷயங்கள் அது விளையாடும்போது ஆனா, அ, கேக்குறதுக்கு தான் வேடிக்கையா இருந்துச்சே ஒளிஞ்சு, அத விளையாடும்போது வந்து செம்ம ஜாலியா இருந்துச்சுங்க. அதிலிருந்து விலகுறது, குமியறது, அ, திரும்ப நம்ம குறி வச்சு வீசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு.
ஓ! சரி, சரி, சரி. ம். கண்டிப்பா, கண்டிப்பா, ம். <chuckles> கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது நீங்க உங்க பள்ளி கால நட்புகளோட நீங்க என்னலாம் விளையாண்டீங்கன்றத அழகா சொன்னீங்க. அதாவது ஒரு உங்க ஸ்கூலயே ஒரு விளையாட்டு நீங்க அ, விளையாடும்போது, அதுல வந்து ஒரு தோல்வியுடற மாதிரி இருந்த நேரத்துல நீங்க அழகா எல்லாருமே சேர்ந்து நல்லா அத, ஒ வெற்றிக்கா மாத்தி கொண்டு வந்த ஒரு தருணம்லாம் உங்களால மறக்க முடியாதுன்னு சொல்லும்போது எனக்குமே அந்த எடத்துல இருந்து பாக்குற ஒரு ஃபீல் மாரி தான் இருக்கு. ஏன்னா எங்க ஸ்கூலயுமே நெறைய நடந்துருக்கு அந்த மாதிரி. அப்டின்னும்போது நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்களும் எல்லாம் எல்லாரையும் விட்டுருவாங்க. அப்பப்போய் நின்னு நம்ம கிளாஸ் பாய்ஸ்லாம் விளையாடும்போது நம்பள அவங்களலாம் என்கரேஜ் பண்ணும்போது இருக்குற ஒரு ஃபீலுன்றது தனியா இருக்கும். அந்த நேரத்துல நம்பளுக்கு அவனுங்கள பிடிக்காதுன்னாலுமே, அந்த நேரத்துல அவனுங்க நம்ப ஸ்கூல், நம்பளுக்காக விளையாடுறானுங்க அப்டின்றதுக்காகவே நான் அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த நேரம்லாம். அந்த நினைவுகள்லாம் மறக்க முடியாது சீக்கிரமா. அது வந்து இது க ப பள்ளி காலத்துல வரச் சின்ன சண்டையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அந்த ஒரு விளையாட்டு நம்ப ஒரு ஸ்கூல்ல ஜெயிக்கணும் அப்டின்னும்போது அது எல்லாருமே மாறி அது ஒரு இடத்துல ஒரு ஜாலியா இருக்குறதுலாம், இ இன்ன வரைக்குமே எனக்குமே ஞாபகம் இருக்கு. நீங்கச் சொல்லும்போது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போயிருச்சு <chuckles> அதனால உங்கள்ட்ட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நன்றி.
ஆமாங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. <chuckles> ஆ, நிச்சயமாங்க. கண்டிப்பா, கரெக்டா சொன்னீங்க.